உணவு சாப்டம்போது என்னென்னத்தெல்லாம் நீங்க வந்து கவனமா கையாளணும்? அதுக்கு ஏதாச்சும் ஒரு நடைமுறை இருக்கா? இப்ப நம்ம டிவி பார்த்துட்டே சாப்புடுவோம், ஃபோன் பார்த்துகிட்டே சாப்புடுவோம், அப்டிப்பட்ட எடங்கள்ல இதெல்லாம் தவறாம கண்டிப்பா வந்து பின்பற்றணும். அதுதான் நம்மளோட உடல் நெலைக்கி நல்லது. அந்த மாதிரி எதாச்சும் கருத்துகள் இருக்கா?
கண்டிப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம உணவுங்றது நம்ம வயித்துக்குள்ள போனும். இது தான் வந்து விஷயம். அது வாய் வழியா வயித்துக்குள்ள போகுது. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். எதுக்காக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுல உள்ள சத்துக்கள் நம்ம உடம்பு வேலை செய்றதுக்கு தேவைப்படுது அப்டின்னு. இப்போ உடம்பு சரியில்லைன்னா இதையே வந்து குளுக்கோஸ்‌ஸா போட்டு உள்ள ஏத்திர்றாங்க. இது வந்து நம்ம சாப்ட்றது வந்து சாதாரணமா நெனைக்கிறோம் நம்ம. என்ன வாய்க்குள்ள சாப்பாட போட்டா, அது உள்ள போப்போகுது அப்டின்னு. அப்டிலாம் கெடையாது. அதுக்குன்னு சில வ நெறிமுறைகள்லாம் இருக்கு. அது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மொதல்ல சின்ன சின்னதா சொல்றேன். மொதல்ல நம்ம சாப்ட்ற சாப்பாடு வந்து நல்லா அரச்சு பல் பல் எதுக்கு குடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெல்றதுக்குதான். <chuckles> அத நல்லா மென்னு, ர சுவச்சு, ரசிச்சு சாப்ட்னும். அந்த நம்மகிட்ட இருக்க அந்த உமிழ் நீர்லாம் அதுல கலந்து அது உள்ள போம்போது சீக்கிரம் ஜீரணம் ஆயிடுமாம்.
ஆமா. ம். ம்ஹ்ஹ்ம். என்னென்னங்க? சொல்லுங்க. ஆமா.
அதுக்கப்புறம் ஆமாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய நாக்கப் பத்தி நாம ரொம்ப சாதாரணமா நெனைக்கிறோம். அது பேசுறதுக்கு மட்டும் உபயோகப்படலங்க. அது அழகா பார்த்தீங்கன்னா, நீங்க சாப்பிடும்போது ஏதாவது ஒரு கல்லோ, ஏதாவது ஒரு நாரோ, உங்களுக்கு சிக்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அழகா அதை எடுத்துக் குடுத்துரும். அப்படியே அது வந்து, ஒரு அருமையான கருவிங்க வாயில இருக்குது. <chuckles>
<swallows> ஓ! அப்படியா? ம் ம். ப்பா! இந்த மாதிரி ஒரு விளக்கம் வந்து, யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லப்பா.
அ. இ இ இல்லைங்க நெஜம் தான் இது. எனக்கு ஒரு முறை வந்து 1 கல்லு வந்து சாப்பாட்டில, கடையில வாங்கின உணவில இருந்தது. அப்போ வந்து நல்லா ர ர ந நசுக்கி நான் சாப்பிட்டுட்ருக்கும்போது, கல்லு மாரி எதோ தட்டுப்பட்டுது. நான் உடனே என்னென்னு வந்து வ நாக்கில அதை எத்தி எத்தி வந்து எடுக்கிறேன், ஒரு நல்ல கல்லு அது. பருப்பில இருந்திருக்கும் போல இருக்கு, சாம்பாருல.
ம். ஓ!
அப்போ, இது நான் யோசிச்சேன், "இது மட்டும் என் வயித்துக்குள்ள போயிருந்தா என்ன நடந்திருக்கும்?" <laughs> அ-அப்படி! அதே ம்.
அது சரி. ஆ. ஆனா வந்து அதெல்லாம் கரெக்ட் தாங்க. நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தாங்க. "ஆனா, அந்த நாக்க வந்து ஒரு கருவி மாதிரி சொன்னீங்க இல்லையா? அதை தான் யாரும் சொன்னதில்லை." அப்படீன்னு சொல்லி சொன்னேங்க.
ம். ஆமா. ஓ! சரி, சரி. அதே மாரி எனக்கு இன்னொரு அனுபவம் இருக்கு அனுபவமும் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன் சாப்பிடும்போது வந்து முன்னாடி மீனை பார்த்தா, நான் முள் இருக்க மீன்னா பயப்படுவேன். அப்புறம் என் கூட வேல பார்த்த ஒருத்தர் தான் சொன்னாரு, "அத பார்த்து பயப்படாதீங்க, முள்ளை வந்து மீனை நசுக்கி நசுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, முள் இல்லாதத எடுத்து சாப்பிடலாம். ஒரு வேளை மீன் முள் அது மீறி, உங்க வயித்துக்குள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, தொண்டையில போய் சிக்கிக்கிச்சு, இங்கிட்டும் வரல, அங்கிட்டும் வரல, இப்போ நடுவில இருக்குன்னு வச்சுக்கோங்க."
ம். ம். ம். நடுப்புற மாட்டியிருக்கு. என்ன பண்ணனும்?
"ஆ என்ன பண்ணணும்னா, பயப்படக்கூடாது. முதல்ல பதட்டம் அடையக்கூடாது. ஒரு சாதத்த உருண்டையா க அந்த கொழக்கட்டை மாரி புடிங்க. <chuckles> புடிச்சு தொண்டையில நேரடியா வைங்க. வச்ச உடனே என்ன நடக்கும்ன்னா, அந்த முள்ளு மாட்டி இருக்குல்ல இடைப்பட்ட இடத்தில, அது இந்த சாத உருண்டையில குத்திக்கிட்டு உள்ளக்கு போயிரும் வயித்துக்குள்ள." <laughs> அப்பறம், நீங்க வந்
ம். ம். ஆமா. ம். ப்பா! ஒரு அருமையான டெக்னிக். ஆ.
ஆமா. இது மாரி ஒருத்தர் சொன்னாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எனக்கு இதுவும் வந்து ஒரு ப தோழி சொல்லி தான் எனக்கு தெரியும். நம்ம எப்பயுமே வந்து சாப்பிடும்போது நிமிர்ந்து உட்கார்ந்து சாப்பிடணுமாங்க. கூன் முதுகு போடக்கூடாதாம். அப்பறம் வந்து, நம்ம நேரா உட்கார்ந்துகிட்டு தட்ட வந்து வலது கை பக்கமோ, இடது கை பக்கமோ வச்சிட்டு எடுத்து எடுத்து சாப்பிடக்கூடாதாம். <chuckles>
ம். ம்.
ஏன்னா
அப்ப எப்டி சாப்புடணும்?
நம்ப நேரா உட்கார்ந்து இருக்கணும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் தட்டு இருக்கணும். ஒரு சில நேரங்கள்ல நம்ப இந்த உணவகங்கள்லாம் நான் போகும்போது இடம் இருக்காது. அவன் சைடா தான் இடம் கிடைக்கும் நமக்கு. அப்போ நம்ம சைடா உட்கார்ந்து சாப்பிட்ருப்போம். உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரில அது. அந்த மாதிரி ச...
இருக்கு. இதுனால என்ன ஆகும்?
ஆ அது போ அது வந்து இந்த மாரி சைடா உட்கார்ந்து சாப்பிடும்போது, வயிறு ப க்கு நேரடியா போய் சேராம, அது ஒரு மாரி சைடா போகும்போது உடல்ல கோளாறு வந்துருமாம், குடல்ல கோளாறு ஏற்படும் அப்டீனாரு.
ஓ! அப்டிலாம் வேற இருக்கா. புதுசா இருக்குங்க. எனக்கு தெரியாது. பட் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குங்க. நீங்க சொல்லியிருக்கீங்க, நான் வந்து அத வந்து தேடி பார்க்குறேன். கண்டிப்பா. இப்ப...
அது ஒண்ணு சொன்னாங்க. ஆமாங்க. ஆ. ஆ, அ. அதுக்கப்புறம் கா ஆ சொல்லுங்க.
இப்ப வந்து, நமக்கு உணவா இப்ப நம்ப உணவு சாப்பிடுறோம் இல்லயா, இதுனால வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல சாப்பாடே சாப்பிட்டுட்டு இருப்போம். திடீர்னு ஒரு ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடும்போது வேற ஏதாச்சும் உடல்நிலை மாற்றம் ஏதாச்சும் ஆகியிருக்கா? அத நீங்க கவனிச்சு இருக்கீங்களா?
ம். ம். ம். கண்டிப்பாங்க. ஒரு நல்ல உணவகத்துல சாப்பிடலைன்னா, உள்ளுக்க போய் ஏதேதோ பண்ணும். ஏனா, அவன் மிளகாய்த்தூளை வந்து கொதிக்க விட்டுருக்கவே மாட்டான், குழம்பில. தூவிட்டு குடுப்பான் மீன் மேல. அதெல்லாம் சாப்பிடும்போது, வயிற்றுப்போக்கு வரும். அவன் வந்து சுத்தமா பண்ணியிருக்க மாட்டான். ஆரோக்கியம்ங்கிறதே இருக்காது. இந்த வெளியில ஒ சாப்பிடுற உணவுல. அதுனால சாப்பிடாம தவிர்க்க முடியுமான்னா, அதுவும் கிடையாது. நம்ப வெளியில போனா சாப்பிட ம் சூழ்நிலை ஏற்படத்தான் செய்யும். திருமணத்துக்கு போனா அங்க சாப்பிடணும். கடைகளுக்கு போனா அங்க சாப்பிடணும். அதெல்லாம் வரத்தான் செய்யும். ஆனா, நம்ப என்ன பண்ணணும் அப்டீன்னு பாத்தீங்கன்னா வந்து, 7 வாரத்துல இருக்குன்னா, முடிந்த அளவு 6 வீட்டு சாப்பாடு சாப்பிடணும். 1 தவிர்க்க முடியாத பட்சத்துல கட சாப்பாடு சாப்பிட்டுக்கலாங்க. வேற வழி இல்லை, அதுக்கும் பழகி தானே ஆகணும். அப் ம்.
அச்சச்சோ! ஆமா-ஆமா ஆமா. "நான் வந்து கல்யாண வீட்டுக்கு போனா நான் சாப்பிடவே மாட்டேன்." அப்டி சொல்லி வந்தா சொந்தக்காரவுங்கலாம் சண்டைக்கு வந்துருவான்ங்க.
ஆ. ஆமாங்க. அத்
என்னாச்சு, ஏதாச்சு அப்பிடின்ட்டு.
ஆமா. அதேமாரி எனக்கு இன்னொன்னு சொன்னாங்க. கால் வந்து சமணம் போட்டு, நேர உக்கார்ந்து சாப்பட்னுமா இந்த நம்ம வந்து இந்த டைனிங் டேபிள்ன்னு ஒண்ணு போட்டு அது மேல உட்கார்ந்து சாப்டுவோம் பார்த்தீங்களா? அது கூட ம்.
ம். ஆமாங்க. அதெல்லாம் இப்ப ஒரு நவீன காலங்கள்ல அதெல்லாம் இருந்தா தான் ஆடம்பரமா இருந்தா தான் மதிக்கிறானுங்கங்குறானுங்க.
ஆமா. அது ஒண்ணு சொல்றாங்க. அதேமாரி வந்து இப்போதைய காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, புள்ளைங்க வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. என் பையனே கேட்க மாட்டான். அந்த கையில கைபேசிய எடுத்து, அத கண்ணு முன்னாடி வச்சுட்டு எதையாவது ஒன்ன பார்த்தா தான் அவனுக்கு வந்து சாப்பாடே உள்ள இறங்கும். <chuckles>
சாப்பாடு சாப்டுவாங்களா இல்ல கீழ இருக்க டைல்ஸ போட்டு நோண்டிட்டு இருப்பாங்களா! அதையாச்சும்.
<chuckles> ஆ. என்ன வைக்கிறோம். என்னன்னே புரியாது. அப்டியே அள்ளி, அள்ளி வாய்க்குள்ள போட்டுக்கிட்டு, அத தான் வந்து இது பண்ணிக்கிட்டே சாப்டுவாங்க. அ அந்த கைபேசிய பார்த்துக்கிட்டு, டிவி இருந்தா டிவிய போட்டுக்கிட்டே சாப்பிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் பத்தி நான் சொல்லியே ஆகணும். கண்டிப்பா இந்த சாப்பாட்டு விஷயத்துல. ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பட்ற சாப்பாடு எல்லாருக்கும் இப்பல்லாம் தெரியுது. நம்ம சொல்லித்தான் ஆகணுனு இல்ல. ஏன்னா, வந்து சமூக ஊடகங்கள்ல அவ்ளோ விஷயங்கள் வருது. எ எது ஆரோக்கியம், எது வந்து பேலன்ஸ்ட் டயட்டுங்கிறாங்க. சரியான அளவுல கலோரிஸ் சொல்றாங்க. நிறைய விஷயங்கள சொல்றாங்க இப்பல்லாம். இருந்தாலும் நம்ம பழைய மாதிரி, நம்ம அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா என்ன பண்ணாங்களோ! அத பின்பற்றி வந்தாலே ஒரு நல்ல உணவு கிடைக்குங்க. ஒண்ணுமே இல்ல காலையில எப்பயும் இட்லி சாப்புட்ணும். மத்தியானத்துல ஒரு சாம்பார் சாதம் இல்லன்னா, கூட்டு இல்லேன்னா குழம்பு வச்சா கூட்டு, சாம்பார்ன்னா, பருப்பு சேர்ந்த காய்கறி சேர்ந்தது. தயிர் சாதம் கொஞ்சம். இப்பிடி வந்து குறைந்தபட்சம் நம்ம சாப்டாலே வந்து அது ஆரோக்கியமான உணவுன்தான் நான் சொல்லுவங்க.
சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப வந்து ஜீரணம் ஆகுறதுக்கெல்லாம் வந்து நம்ப ஜீரக தண்ணீல்லாம் குடிப்பாங்கள்ல. அதெல்லாம் உண்மையா? அத பத்தின கருத்து என்னங்க?
ஆமா. அது வந்து குளிர் பிரதேசங்கள்ல நான் பார்த்துருக்கேன். கேரளா போம்போது எல்லா இடங்களிலும் வந்து சீரகம் கொதிக்க வச்ச வெந்நீர் தான் வைப்பாங்க. அங்க மேடை அந்த டேபிள் மேலே அதைதான் வப்பாங்க. ஆனா வந்து, நம்ம ஊர்ல வந்து இந்த தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து, அந்தமாரி நான் பார்த்ததில்ல. கேட்டா வெந்நீர் கொடுப்பாங்க. இந்த ஜீரக தண்ணீங்கிறது கேரளால தான் ரொம்ப பிரபலமானது. அதுபோக இங்கே எப்பிடி ஜீரணத்துக்கு என்ன பண்றாங்க அப்பிடின்னு பார்த்தீங்கன்னா, வந்து வீட்ல சமையல்ல நான் சொல்றேன். அது உணவகத்தில சொல்லல. நம்ம வீட்டு சமையல்ல ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அத நீங்க வந்து உணவுல ஏதாவது ஒரு ரூபத்தில கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சைவ சமையலா இருந்தா பெருங்காயத்த கலந்துரணும், எல்லாத்திலயும். <chuckles> சாம்பார், அப்புறம் பருப்பு சேர்ந்த எல்லாத்துலயும் கலந்துக்கலாம், மோர்ல கலந்து குடிக்கலாம், அந்தமாரி. இதே வந்து இஞ்சி கலக்கக்கூடிய பொருட்களா இருந்தா, இஞ்சியும் சைவ சமையல்ல கலந்துக்கலாம். இதே அசைவ சமையல்ன்னா, இருக்கவே இருக்கு நம்ம பூண்டு <chuckles>
ம். ம். என்னங்க? சரி. ம். ஓ! ஆமா, ஆமா, ஆமா. இஞ்சி, பூண்டு பேஸ்ட் இல்லாத அசைவ சாப்பாடு எங்க?
அந்தப் ஆமா. இஞ்சி, பூண்ட கலந்தும் போடலாம். இல்ல, பூண்டு மட்டும் மீன் குழம்பு அந்த மாதிரி விஷயங்களுக்குல்லாம் போடுவாங்க. அந்த மாரி போடும்போது, நம்மளுடைய மொத்த சாப்பாடு, இன்னைக்கு தேவையான ஜீரண சக்தி, அதாவது சாதாரண சாப்பாட, நம்ப வயிறே ஜீரணம் பண்ணீருங்க. கொஞ்சம் பயங்கரமா சாப்பிடுறோன்னு வச்சிக்கோங்க, ஹெவியா அப்போ வந்து இந்த இஞ்சி, பூண்டு தான் உதவி பண்ணும் ஜீரணத்துக்கு. <chuckles>
ரொம்ப அழகா சொன்னீங்க. வேற என் இந்த மாதிரி வந்து வேற ஏதாச்சும் து தூக்கம்லாம் வராமலாம் தவிப்பாங்க இல்லயா? அப்பலாம் வந்து ஏதாச்சும் டிப்ஸ் வச்சிருக்கீங்களா? உணவு மூலியமா எதாச்சும் தூங்கறதுக்கு, ஏதாச்சும் ஒரு உணவுகள் சாப்ட்டா நல்லா தூக்கம் வரும், அப்டீங்குற மாரி ஏதாச்சும் ஒரு உணவுகள் இருக்கா?
ம். ஆமா. ம். ஆ. அது வந்து உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். பொங்கல் சாப்ட்டீங்கன்னா, அப்டியே கண்ண, வந்து இழுக்குங்க. ம். <laughs>
<chuckles> அது காலைலயே சாப்ட்டோம்னு வைச்சிக்கோங்களேன், தூங்கி தூக்கி வழிவோங்க.
ஆமா, காலைல பொங்கல சாப்ட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா, பிள்ளைங்கல்லாம் வந்து வகுப்பு நடக்கும்போது தூங்க ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா, பொங்கல்க்கு ஒரு மகிமை இருக்கு. தூங்க வைக்கிற மருந்து இருக்கு அதுல. <chuckles> அது ஒண்ணு சொல்லுவாங்க. அது ஒண்ணு சொல்லுவாங்க.
<laughs> ரொம்ப அழகா சொன்னீங்க நீங்க. ஆக மொத்தம் வந்து அ இதெல்லாம் வேணாம், தாலாட்டுலாம் வேணாம், பொங்கல் அள்ளி போடு, தூங்கிடுங்க எல்லாம். அப்டீங்குற மாதிரி இருக்கு.
ம். பொங்கல் இல்ல இல்ல. பொங்கல சாப்ட்டுட்டு வரலாறு ஆசிரியர் பாடத்த எடுத்தாருன்னா, தூங்குறது வந்து பல மடங்காயிரும். <chuckles> அதுனா.
<laughs> நல்ல ஒரு அனுபவம் இருக்கு போல இருக்கே!
ஆமாங்க. அது ஏன்னே தெரியல. எப்பேர்ப்பட்ட ஆசிரியர் எடுத்தாலும், அந்த வரலாறு எடுத்தோன்ன வர தூக்கத்துக்கு ஈடு இணையே இல்லங்க. <laughs> ஒரு என்னைய கேட்டா, தூக்க மாத்திரையே வேண்ணாங்க. கடையில போயி தூக்கம் வராதவங்க, மன நெ மன உளைச்சல்ல இருக்கவங்களுக்கெல்லாம், ஒரு ஆன்லைன்‌ல வரலாறு ஆசிரியர் எவரயாவது புடிச்சி. <laughs> பாடம் நடத்த சொல்லி காதுல வச்சிக்ட்டு அவர் சொல்ற கதைய கேக்க கேட்க சொர்க்கம் தெரியும். <chuckles>
அப்ப சரிங்க. அழுத்தத்துல இருக்குறவங்க. அ. அய்யோ யோ! <laughs>
<laughs> அந்த அளவுக்கு வந்து வரலாறு ரொம்ப நல்லது. நல்ல விஷயம் படிக்கிறதுலேயே. <laughs> ஆ தூக்கத்துக்காக சொல்றேன் நானு. <laughs>
ஆமாங்க எது தூக்கத்துக்காங்க? நல்ல ஒரு டிப்ஸ்ங்க. இந்த டிப்ஸ்‌ஸ வந்து எல்லார்கிட்டயும் பயனுள்ளதா போய் நான் சேர்க்குறேங்க. கண்டிப்பா.
<laughs> <laughs> அப்புறம் பார்த்தீங்கன்னா ராத்திரி நேரத்துல, இந்த வறுத்த பொருள்லாம் சாப்பிட்டீங்கன்னா தூக்கத்த கெடுத்துருமா அத மட்டும் சாப்ட்றாதீங்க.
ம். அப்டியா அந்த ச அப்ப தானங்க வந்து, அந்த கபாப்பு அது இதுன்னு சொல்லிட்டு வீட்ல வாங்கிட்டு வருவாங்க. அப்போ என்ன பண்றது? சொல்லுங்க.
ஆ. ம். அ அது வந்து அவங்க வந்து ஒரு அமெரிக்க நேரத்துக்கு விக்கிறாங்க கடையில. நம்ம வந்து இந்திய நேரப்படி சாப்புட்டுட்ருக்கோம் அத. <laughs>
ஓ! அப்டி சொல்ல வர்றீங்களா? சரி, சரி.
ஆ நம்ம நேரம் மாத்தி சாப்பிட்டுருக்கோம். அவன் அந்த நேரம் கணக்குக்கு விக்கிறாங்க. நம்ம ராத்திரியில நடுராத்திரி மிட்நைட் பிரியாணி எல்லாம் சாப்ட்டு நம்ம ஒடம்பையே பாழாக்கிகிறோம்னு தான் சொல்லனும். அது உண்மையிலயே சொல்லனும்னா. <laughs>
ஆமா. அதுவும் வந்து 2 மணிக்குள்ள நடு ராத்திரி 2 மணிக்குள்ள பிரியாணி சாப்பிட போறோம் ஃபிரெண்ட்ஸ், பாருங்க ஃபிரெண்ட்ஸ். போட்டோ ட்டிங் அப்டினு சொல்லி போட்டோல்லாம் எடுத்து ஷேர் பண்றாங்களே! டேய், என்னத்தடா சொல்றது தெரியலையே! அப்டினு நெனச்சுக்கிட்ருக்குற மாரி இருக்கு.
ம். ம். ஆ. அ ஆமா. ஆமாங்க. 4 மணி பிரியாணினு ஏதோ ஒன்னு இருக்காம். 4 மணிக்கு போனா கெடைக்குமாம், 4 1/2க்கு போனா காலியாகிடுமாம் அந்த பிரியாணி. <laughs> ப
அத வாங்குறதுக்கு கியூவ்ல வேற நிக்கிறீங்கங்க உண்மையாவேங்க நான் பஸ்ஸ விட்டு எறங்குவேன், எங்க சொந்த ஊருக்கு போய்ட்டு பஸ்ஸ விட்டு எறங்கும்போது மணி பார்த்திங்க அப்டின்னா, மணி ஒரு 4 மணி இருக்கும். என் வீட்டுக்காரர் வந்து ஃபோன் அடிச்சிப்பேன். ம் வந்துடுங்க, நான் வந்துட்டேன் அப்டின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிப்பேன். அந்த பேருந்து நிலையத்த அதாச்சும் தனியார் பேருந்துலாம் அந்த நம்மளோட பேருந்து நிலையத்துல எறக்கி விட மாட்டாங்களா, அவங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா? அங்க தானே எறக்கிவிடுவாங்க. அங்க எறக்கி விட்ட வெரஸ்ல அந்த குண்டா சத்ததை டிபில், டிபில் தட்டுவானுங்க. அப்டின்னு திரும்பி பார்த்தா, என்னடா பேய் கீய் நடமாடுதா? என்னனு சொல்லிட்டு திரும்பி நான் 1 முறையா, அப்-அப்பதான் நான் பார்க்குறேன்.
அ. ம். ஆ. ஆமா. ஆ. புரியிது, புரியிது.
அதாச்சும் இந் இந்த ஊர்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா, பெருசா அந்த கடை இருந்ததும் எனக்குத் தெரியாது. முன்னாடியும் அந்த பக்கம் போனதும் இல்ல. டக்கு டக்குன்னு குண்டா சட்டி சத்தம் கேட்குது. நான் வந்து கையில ஒரு பைய வச்சுட்டு இப்டி மெல்லமா திரும்பி பார்க்கிறேன்."என்னடா இது! டிங்கு டிங்குன்னு சத்தம் கேட்குதேன்னு!" சொல்லிட்டு மெல்லமா திரும்பி பார்த்தா, போர்டு இருக்கு வாசம் ஒரு பக்கம் வருது பிரியாணி கடையா? ச்சீ, பயந்தே போயிட்டேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் கதி கலங்கிபோய்ட்டங்க. நடுராத்திரில நான் நடுரா பஸ்ஸ விட்டு அவர்கிட்ட ஃபோன் அடிச்சு வந்துகிட்டு இருக்காரு, ஆன் த வே ல அதுக்குள்ளே இந்த கூத்து அடிச்சுட்டு என்ன முடிச்சுட்டாங்க.
ம், ம். ஆ. புரியுது- புரியுது. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த பிரியாணி இதெல்லாம் விக்கிறாங்கன்னாலும், நம்ம நல்ல உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா, ஒரு 7 8 மணிக்குள்ள இரவு உணவ முடிச்சுட்டோம்னா, நம்ம தூக்கத்துக்கு தொந்தரவே இருக்காதுங்க. நம்ம 8 மணிக்கு மேலே சாப்பிடும்போது தான் ஜீரண கோளாறுலாம் வரும். அஜீரணம் ஆகுறது, ஏப்பம் வர்றது அதெல்லாம் சொல்றாங்கல்ல. அதேமாதிரி ஏப்பம்லாம் வந்தா, நம்ம என்ன பண்ணுவோனா, வந்து இந்த சோடா வாங்கி குடிப்பாங்க. ஆனா அது தப்புங்க்கிறாங்க. சோடா வந்து இந்த இது இருக்கு பார்த்தீங்களா? அந்த கார்பன் கலந்த சோடா இருக்குல்ல அது வந்து குடிக்கவே கூடாதாங்க! "வயிறு அப்டியே வந்து ஓட்டை போட்டுரும்" அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா, அந்த அத குடிக்காதீங்கங்கறாங்க. ஆனா நம்ம மக்கள் கேப்பாங்களா? பிரியாணி சாப்பிட்டா, கையோட ஒரு சோடா குடிச்சுருவாங்க. <chuckles>
இந்த மா ஆமா. ம். ம் ம். அது மிகப்பெரிய அது உயிர்க்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா, வந்து எத்தனை பேருக்கு இந்த விழிப்புணர்வு இருக்குன்னு தெரியல.
ஆமா அதுக்கு இப்ப
அப்டி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்டின்னா, அந்த லெமன்ல கொஞ்சோண்டு உப்பு பெப்பர் போட்டு குடிச்சுட்டோம் அப்டின்னா, ஜீரணம் ஆயிடும், அழகா ஜீரணம் ஆயிடும்.
அதேதான். அ அதே தான் நானும் யோசிச்சேங்க.
நான் ஆக்சுவல் லா எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது சில சமயங்கள்ல நான் 1/2 வயிறா சாப்பிடுவேன். மு முழு வயிறா சாப்பிட்டுட்டேனா, எனக்கு இந்த ஏப்பப் பிரச்சனை வந்துரும். அப்பல்லாம் நான் இதாங்க நான் பண்ணுவேன்.
ம். ஆ, சரியா சொன்னீங்க.
சர்க்கரை போட மாட்டேன் உப்பு, அ மிளகுத்தூள், அ எலுமிச்சை பழ சாறு, இது மட்டும் தான் போட்டு குடிப்பேன், சரியா போய்டும் எனக்கு.
சரி, சரி.
உங்கள்ட்ட பேசிய அந்த தருணங்கள்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. மிக நகைச்சுவையாவும் இருந்துச்சு. உங்கள்ட்ட பேசியதில் மிக்க நன்றி.
மிக்க நன்றி.